ம்ஹ்ம்ஹ்ம்.
அந்த மாரி ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் மாரி நம்ம அங்க போய் ட்ரெய்னிங் வந்து குடுக்கணும். எடுத்துக்கிட்டா மட்டும் தான், அப்ப தான் நமக்கு தெரியும். அந்த டீச்சிங் துறையில என்னென்ன சவால்கள் இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஆமா. இதெல்லாம் அப்ப தான் நமக்கு தெரிய வரும்.
சவால்கள் இருக்கு அப்டின் ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான புரிந்து கொள்ளும் திறன் இருக்காது இல்லையா? அப்டின்னா நம்ம 1 கிளாஸ் தான் எடுப்போம். ஆனா 2 பேருக்குமே அது புரியணும். இல்ல இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் குடுக்குறதுங்களா? இல்ல எல்லா விதமான மாணவர்களுக்கும் ஈஸிரி ஈஸியா வந்து புரியிற மாரி நம்ம எப்டி அவங்களுக்கு சொல்லி குடுக்கலாம் அப்டின்னு நெறைய ட்ரிக்ஸ் மெதர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் 3 மாதத்துல உங்களுக்கு தெரியும்.
ம். இல்ல, இல்லைங்க. ம். ம். கண்டிப்பா. அதுவும் வகுப்பில பார்த்தீங் தெரியும். அதுவும் சில வகுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வகையான மாணவர்கள் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து ஓவர் பரில்லண்டா இருப்பான். நம்ம பாடத்துக்கும் மி மிஞ்சிய சந்தேகம்லாம் அவனுக்கு வரும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, பாடம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதுலயே அவனுக்கு புரியாத மாரி உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாரி மாணவர்லாம் 2 வித வி விதமான மாணவர்களுக்கும் புரியிற மாரி நம்ம நடத்தணும் அந்த இடத்துல. இதெல்லாம் ஒரு பெரிய சவால்கள்ங்க?
ம்ஹ்ம். <chuckles> ம்ஹ்ம்ஹ்ம். நிச்சியமா, நிச்சியமா. அருமை, அருமை. அதுக்கு வந்து ஒரு முன்னேற்பாடுகளா நீங்க அந்த இன்டர்ன்ஷிப் அப்டின்றது முடிச்சீங்க இல்லையா?
ஆ, ஆமாங்க. அதனால ம்.
ஆமா. அப்போ அந்த அந்த இன்டர்ன்ஷிப் நீங்க முடிச்சதே போதுமானதா இருந்ததுங்களா? நீங்க உங்களுடைய பணிய தொடர்றதுக்கு?